ஆ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்பவுமே வந்து பொதுவா பண்றது தான். அடுப்புல சமைக்கிறது மட்டும் தான் நான் இப்டி கத்துக்கிட்டேன். எப்பயுமே அவுங்க வந்து காய வெட்றது, கீரை கிள்றது, புதினா கிள்றது எல்லாமே என்ட்ட குடுத்துருவாங்க. நான் அவங்களுக்கு பண்ணி வந்து குடுப்பேன். அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து, நான் கல்லூரிகள்லாம் போகும்போது எனக்கு நேரம் போதல.
ம். ம், ம். ம், ம். ம். ம், ம். ம். ம்.
அப்டின்றப்போ பெருசா நான் வந்து சமையல்ல வந்து ஈடுபாடு வந்து குடுக்கல.
ம், ம்.
நான் என்ன பண்ணேன், அத வந்து அப்டியே கொஞ்சம் விட்டுட்டேன். நடுவுல இடையில ஒரு ஒரு 4 நாள் எங்க அம்மா வந்து நான் கல்லூரி படிக்கும்பொழுது வந்து, ஊருக்கு போக ஒரு நெலம இருந்துச்சு. அப்ப வந்து எங்க அப்பாக்கு நான் சாப்பாடு கட்டி குடுத்து அவர வேலைக்கு அனுப்புறதுக்கு, நான் வந்து காலையில எழுந்து சமைக்கிறன். அவரு என்ன சொன்னாரு? நானே சமைக்கிறேன் அப்டின்னாரு. அதல் <laughs> ஆமா, கிட்டத்தட்ட. அதெல்லாம் முடியாது. நீங்க போய் உட்காருங்க. நான் தான் சமைப்பேன், அப்டின்னு சமைச்சேன். அவுரு சாப்ட்டுட்டு நான் அவரு ஒரு ரியாக்ஷன்க்காக வெயிட் பண்றன். அவர் வாயில வைக்கும் பொழுது. அவர் சாப்ட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்டின்னு சொன்னாரு அவ்ளோதான். எனக்கு கையில பிடிக்கவே முடில என்ன. <chuckles>
ம். ம். ஆ. ஆம். ம். அது தெரிஞ்சிருக்கு. உங்களப் பத்தி. ம். <chuckles> ஆ. ஆம். ம். ஆ. ஆ. ஆ. அ. ஆ. சரி. அப்பாவாவது உண்மையா சொன்னாரா? இல்ல சும்மாவா அதுவும்?
இல்ல, இல்ல. உண்மையாதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட சமச்சு நான் கல்லூரிகளுக்குலாம் கொண்டு போய், என் நண்பர்கள் கிட்டலாம் பகிர்ந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு கேட்டேன். எல்லாரும் வந்து நல்லாருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல ஒரு மோ மோட்டிவேஷனா இருந்துச்சு.
ஆ. ம், ம். ஓ! அதுக்கப்புறம் ஏதாவது புதுசு புதுசா முயற்சி பண்ணணும். இந்த எப்பயும் வீட்ல பண்ற சாப்பாடு இல்லாம அப்டினு சொல்ட்டு, ஏதாவது அந்த மாரி பண்ணியிருக்கீங்களா வீட்ல?
அது ஆ. நெறையவே பண்ணியிருக்கேன். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து அவங்க அம்மாவோட சமையல்
ம். ம். இப்ப தான் உங்களுக்கு புதுசா ஒரு ஆள் கெடச்சிருக்காங்க. <laughs> இங்க பண்ணது எல்லாத்தையும் குடுத்து சாப்ட்டு பாத்து, <laughs> எங்க வீட்ல ஒரு அனுபவத்த நான் சொல்லியே ஆவனும். இந்த மாரி நான் பண்ணனன்னா வச்சிக்கோங்களேன். வீட்ல என்ன தெரியுமா சொல்வாங்க, நான் என்ன லேப்ல இருக்க எலியா? என்கிட்ட குடுத்து நீ சோதன பண்ற அப்டின்னு கேப்பாங்க, முன்னாடி எல்லாம். அதாவது நான் சமைக்க ஆரம்பிச்ச காலத்துல. <laughs> அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொன்னத கேட்ட உடனே. அப்புறம் என்ன பண்ணாரு உங்க கணவர் நீங்க பண்ணத பாத்து? ம்.
ஆமா. <laughs> ஆமா. <laughs> சிறப்பு. ஆம்.

ஆ.
அதுக்கப்புறம், சரி அன்னைக்கு அப்டியே கஞ்சி சாப்ட்டு, அந்த நாளை வந்து நான் ஓட்டிட்டேன். அப்புறம் மறுநாள் எங்க அம்மா வந்தப்போ, அவுங்க சமைக்கும் பொழுது நான் கூட இருந்து பாத்தேன். எப்படி சமைக்கிறாங்க? அப்டின்னு. அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, சரி நம்பளும் இந்த மாரி சமைச்சு வந்து பழகிக்கணும். அப்பதான் அம்மா இல்லாதப்போ, நம்ம வந்து சமையல் செஞ்சா நல்லாருக்கும். நம்பளே சாப்ட்டுக்கலாம். 1 வேளை சாப்ட்டா கூட, 2 வேளை வந்து, நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்டின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து, ஆர்வம் வந்து தூண்டுச்சு.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ஓ! அப்படி என்ன விஷயத்த மொத மொதல்ல அம்மாட்ட கத்துக்கிட்டீங்க?
அதுக்கப்புறம் அவுங்க கிட்ட மொதல்ல சாம்பார் கத்துக்கிட்டேன். 2வது வந்து குலாப் ஜாமுன் செய்றதுக்கு கத்துக்கிட்டேன்.
ம். ம் ம். சரி சரி.
சாம்பார்ல இருந்த ஆர்வத்த விட, குலாப் ஜாமுன்ல இருந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
ஆ. ஆ ஆனா, அந்த கவர்ல்ல பின்னாடி போட்டுருப்பானே, அத பாத்து பண்ணா சரியா வராதா?
இல்ல இல்ல. அது பிரகாரம் பண்ணா சரியா வராது. எங்க அம்மா வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. அது பிரகாரம் நான் வந்து பாத்து பாத்து பண்ண ஆரம்பிச்சு, மொதல்ல வந்து குலாப் ஜாமுன் வந்து சொதப்ப தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பரவால்ல, நல்லாவே செய்ய கத்துக்கிட்டேன். இத செஞ்சு, எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் சாப்ட்டு பாத்துட்டு, "நல்லாருக்கு" அப்டின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு, வெறும் நல்லா இருக்கா? "சூப்பர் பேஷ் பேஷ்" அப்டின்னு யாருமே சொல்லலையே! அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது. ஒரு எண்ணம். அதுக்கு
ம். ஆ. ம் ம். ம். ம். ம் ம். ம், ம். ம் ம். அ. அ, ஆ. "ஓ! சும்மா சொல்றாங்க. நம்ம வந்து பிள்ள வந்து பண்ணது நல்லா இல்லைன்னு சொல்ட்டா வருத்தப்படும்" அப்டின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம்.
ஆ. ஆமா. "இது வந்து சூப்பர்" அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ப வந்து சமைக்கணும், அப்படின்ற மாரி எனக்குள்ள வந்து ஆமா. <laughs>
ஆ. ம். ஆ. யாரையும் விடக்கூடாது. நீங்க சரி அப்புறம் என்ன பண்ணீங்க வேற?
அப்புறம் 1 வாரம் கழிச்சு, மறுபடியும் அதையே நான் செஞ்சு, இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குடுத்தேன்.
அச்சச்சோ!